கண்டிப்பாங்க. அம் அதாவது, ஊர விட்டு ஊர் வந்தாலுமே, வேற மாநிலத்தில இருந்தாலும் கூட, கொஞ்ச தூரம் தொலைவா இருந்தாலுமே கூட அ ஒரு சில உறவுகள்லாம் நம்மன்னா நெனைச்சப்பல்லாம் போய் பார்க்க முடியாது. அதுவும் கல்யாணம் பண்ணிகிட்டு ஒரு வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, நெனைச்சப்பல்லாம் போய்ட்டுல்லாம் பார்க்க முடியாது. முக்கியமா அப்பா அம்மாவ போய் பார்க்க முடியாது. அவுங்க வரலாம், நானும் போலாம். மாசத்துக்கு 1 வாட்டி பாத்துட்டு வர முடியும் அவ்ளோ தான். ஆம் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ம் எனக்கும், எங்க அம்மா அப்பாவுக்கும் வந்து ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க. பக்கம், பக்கம் தான் இருந்தோம் நாங்க. நான் உள்ளூரிலே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அவங்க கொஞ்சம் தூரம். ஒரு 0:15 மணி நேரம், இல்ல ஒரு 20 நிமிஷம் வந்து அவங்க ட்ராவல் பண்ணணும் அவ்ளோதான். ஆ நடந்து வர முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுவே எனக்கு அவங்களுக்கு என்னன்னா நான் ரொம்ப தொலைவா இருக்குறேன்ற மாரி அவங்களுக்கு எண்ணம். அம் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, வயல்ல குடியிருந்தோம். அ வயல்லேயே வந்து வீடு கட்டிட்டு அங்க தான் குடியிருந்தோம் நாங்க.
உண்மதாங்க. ஆஹா. புரியுதுங்க. ஆஹா! ஆ புரியுதுங்க. ரொம்ப அழகான ஒரு இருக்குமே அது. அந்த அந்த ஒரு இது. நான் பார்த்திருக்கேன் ஒரு அந்த அத த அந்த பயணங்கள்ல போகும்போதெல்லாம் பார்த்திருக்கேன். இந்த வயலுக்கு நடுவுல ஒரு வீடு. அந்த அத சுத்தி வந்து தென்னந்தோப்பு மாரி.
ஆமாங்க எல்லா வசதியும் அங்கேயே இருக்கும்.
அழகா இருக்கும்ங்க அது. அதோட ரம்யமான ஒரு சூழல்.
ஆமாங்க. ம். அந்த மாரி தான் இருந்துச்சு அங்க எனக்கு. அப்போ வ வீடு கூட்டிட்டு போனப்போ வந்தாங்க. அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் பார்த்தாங்க. அப்பறம் எல்லாருமே அக்கா, அண்ணா எல்லாம் பார்த்தாங்க. எல்லாத்துக்கும் ரொம்போ சந்தோஷம், போயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா, ஒரு, ஒரு வாட்டியும் அவங்களுக்கு ஒரு பயம். ஏன்னா பூச்சி ஏதாவது வந்துருமோ வீட்டுக்குள்ள. பாப்பா சமைச்சுக்கிட்ருக்கும்போது. ம் பாம்பு பிரச்சனை இருக்கும். பூச்சி பிரச்சனை இருக்கும். ம் அப்பறம், ஒரு நாள் என்னாச்சுங்க, ஒரு ம் அ ஒரு இந்த நண்டு மா தேள் மாரியே ஒண்ணு இருக்கும் தெரியுங்களா? தே பெரிய ஆமா, ஆமா. அதுதாங்க அது வந்து வாசல்ல வந்து வாசல்ன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு வாசல் இருக்கும் எங்களுக்கு. அங்க வந்து படுத்துருந்துருக்கும் மாட்டிருக்கு. அது எங்க மாமனார் பார்த்து அடிச்சுட்டாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, எங்களுடைய தொலைவில இருக்க எல்லா உறவுகளும் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி அதாவது யாரு யாருக்கெல்லாம் அது தெரிய வந்ததோ அவங்கள்லாம் ஃபோன் பண்ணி எங்கள விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. பத்திரமா இருங்க, பார்த்து இருங்க. ஒரு வேளை தப்பித் தவறி அது கடிச்சுட்டாலும், அதுக்கு என்னென்ன முன் முதலுதவி இருக்குதோ, அது எல்லாத்தையுமே அவங்க விளக்கி சொல்றாங்க. "இந்த மானி நீங்க பண்ணணும், இந்த மாரில்லாம் பண்ணணும்." அப்படீன்ட்டு. அம் அப்பறம் அப்போ பார்த்தீங்கன்னா, தொலைவில இருக்க உறவுகள வந்து நம்ம எப்படி நீ நீண்ட நாள் பராமரிக்கலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தை நம்ம எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும், இல்ல அந்த உறவு விட்டு போயிடும்.
ஆமா. வயல் இருக்கறத்துனால அந்த ஒரு இது வந்து நட்டுவா கிளின்னு சொல்லுவாங்களே அதுவா? ஆஹா! ஆஹா! புரியுதுங்க. ஆஹா!

இப்படி தான் நீங்க பேசுவீங்க? அதுந்தெரியல. மொதல்ல 1 கால் இல்ல, ஒரு நாளைக்கு 10 கால் பேசுறீங்க. அதே விஷயம் பேசுறீங்களா? என்ன விஷயம் பேசுறீங்கன்னு தெரியாது. பேசிக்கிட்டே இருக்கீங்களே எப்படி அது? நேரம் போ அதுவும் ஒவ்வொரு இதுவுமே வந்து ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம்னு எப்படி உங்களால மட்டும் முடியுது?
ஏங்க ஆமாங்க. நாங்க வந்துட்டு, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுப்போம். நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். அவுங்க நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்ப நாங்க ஒரு சிரிப்பு சிரிச்சுப்போம், அதுக்கு. மறுபடியும் அவுங்க அங்கருந்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. நல்லா இருக்கேன்னு சொல்ட்டு, அதுக்கு ஒரு சிரிப்பு. அப்புறம் சாப்டீங்களா நான் <laughs>
ஒவ்வொரு தரவையுமா? ஏங்க, நாங்களும் அத தானங்க பேசுறோம்! ஆனா, எங்களுக்கு அது 10 நிமிஷத்திக்கு மேல போக மாட்டேங்குது, உங்களுக்கு ஒவ்வொன்னுமே வந்து 40 நிமிஷம் போதே! எப்படி?
கண் அ நம்ம உருவாக்கனுங்க. பேசுறதுக்கான ஒரு ஒரு 10, 15 பேராவ உருவாக்கி வச்சுக்கணும். அதெல்லாம் பேச ஆரம்பிச்சீங்கனா பாருங்க, தானா வர ஆரம்பிச்சுரும். ஏங்க நு நாட்டு நடப்பு எவ்வளோ நடக்குது? ஊருக்குள்ள எவ்வளோ நடக்கும்? ஒரு பொண்ணு புதுசா சந்தைக்கு போயிருப்பா <laughs>
ஏங்க, என்னைக்காவது ஒரு நாளைக்கு, ஒரு கேள்விங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்து, பாழ ஒரு ஜென்மம் வந்து ஆ உக்காந்துட்ருக்கே. அந்த ஜென்மத்துக்கிட்ட என்னைக்காவது இந்த நாட்டு நடப்பெல்லாம் பேசியிருக்கீங்களா?
<laughs> <laughs> உங்ககிட்லலாம் பேசுனா தான் சண்ட வந்துருதே!
<laughs>
உங்க கிட்ட தான் இப்போ நான் எங்கம்மாகிட்ட ஃபோன் பண்ணி," அம்மா என் பக்கத்து வீட்ல பாரும்மா! ஒரு பொண்ணு ஒரு பீரோ 1 வாங்கியிருக்கா, அவ்வளோ சூப்பரா இருக்குமா" அப்படி
ஆ! அதுக்கு பேர் நாட்டு, நடப்பு இல்லைங்க, அதுக்கு பேர் வ இது, வம்பு.
அப்படின்னு சொன்னா எங்கம்மா, "அட் அப்படியா! வாங்கிட்டாளா அவ! பாரேன்! எப்படி வாங்கியிருக்கா?" அப்டின்னுவங்க, இதே உங்க கிட்டலாம் வந்து சொன்னா, நீங்க என்ன சொல்வீங்க? அவ வாங்கினா உனக்கென்ன? இல்ல எடுத்தோன்னே, அவ வாங்கினா உனக்கென்ன? உன் வேலை என்ன? வேலைய பாரு அப்படீன்றீங்க.
அதான், அதுக்கு பேரு வந்து வம்புங்க. நாட்டு நடப்பில்ல. ஆ, சரின்ட்டு போயிடுவோம் நாங்க. அதுதான், உண்மைதான் அது. அதான், சரின்ட்டு போயிடுவோம்ல, அது இந்த மாரி ஒரு பதில சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான்.
ஆ எங்களுக்கு வ எங்க உணர்வுக்கேத்தா மாதிரி நீங்க பதில் சொல்லணும். "அச்சச்சோ! அப்படியா வாங்கிட்டாளா? எப்படி வாங்கியிருக்கும்? பாரேன், என்ன வருமானமே வரலன்றாங்க! வாங்கியர்றாங்க பாருங்க." <laughs> ஏங்க, அது வம்போ தும்போங்க, பேசுறோமா? இல்லையாங்க? 1/2 மணிநேரம்? <laughs>
ஏங்க, அதுக்கு பேரு வம்புங்க. உண்மைதாங்க, நீங்க தான் சொல்றது அந்த சீரியல பாத்து கெட்டு போய்ட்டீங்க.
<laughs> ஐயோ கடவுளே! எங்கப்பாவும் இதே தாங்க கேட்பாரு, எங்கம்மா இந்த "எம்மா! என்கிட்ட பேசினா மட்டும் 10 நிமிஷத்தில ஃபோன கட் பண்ணீர்ற. உங்கம்மாகிட்ட, அப்படி என்னாம்மா பேசுற? உங்கம்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா! நீயும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற! என்னதான் அப்படி பேசிப்பீங்க" அப்படின்னுட்டு.

கண்டிப்பாங்க. அப்போ, எங்க அப்பா என்ன தெரிங்க பண்ணுவாரு? அப்பா தூரமா இருக்குது, பொண்ணுக்கு. ஊர்ல நடக்கிறதலாம் தெரியாம கூட இருக்கலாம். அப்டி சொல்ட்டு ஏன்னா, தூரன்னா இப்ப நான் கொஞ்சம் தூரம் வந்துட்டேன், அவுங்கள விட்டுட்டு. அப்டின்ற பட்சத்தில, உன் வீட் ஊர்ல ஆமா. ஊர்ல நடக்குற எல்லாமே என்ட்ட சொல்லுவாருங்க. இப்ப ஒருத்தர் இறந்துட்டாருலும் ஃபோன் பண்ணி சொல்லுவாரு. எம்மா! இந்த தெருவுல இருந்தாருல்லம்மா ஒருத்தரு, அவர் இறந்துட்டாரும்மா! உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிடுமா! அப்டின்னுவாரு. அப்புறம் ஏதாவது, ஆ ஏதோ ஒரு ஊர்ல ஒரு திருவிழா வைக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷேசம் வைக்கிறாங்க, கோயில்ல ஏதாவது அறிவிக்கிறாங்கனாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி அவரு சொல்லிடுவாரு, எங்க அப்பா! ஏன் அப்டின்னா, அந்த ஊருல இருக்கக்கூடிய டச் வந்து எனக்கு விட்டு போயிறக்கூடாது, எல்லா விஷயமும் தெரியப்படுத்தணும் அப்டின்னு அவருக்கு ஒரு எண்ணம் அவருக்கு.
ஆ, புரியுதுங்க. சொன்னீங்களே! ஆமா. புரியுதுங்க.
கண்டிப்பாங்க. இந்தமாரி அப்புறமேல் பார்த்தீங்கன்னா, ம் எங்க அண்ணன்லாம் கொஞ்சம் வெளியூர்ல இருக்காப்ல. மாசத்துக்கு 1 வாட்டி வீடியோ கால்ல வருவாங்க. அது என்னவோ தெர்ல. அண்ணனுங்கலாமே தங்கச்சி மேல ஒரு கடும் கோவத்திலே இருக்கிறாங்க. அது என்னன்னே புரிய மாட்டேன்துங்க. ஒருளவு
ஆஹா! அண்ணணுங்க இருக்கமாட்டாங்கங்க. என்னங்க சொல்றீங்க? அண்ணங்க ஏங்க தங்கச்சி மேல கோவமா இருப்பாங்க. அண்ணங்க எல்லாரும் தங்கச்சி மேல பாசமா இருப்பாங்க. அண்ணீகள் வேணா கோவமா இருக்கலாம்.
ம். ம். ம். ஏன் அண்ணனுங்கெல்லாம் அந்த அண்ணீங்க பேச்ச கேட்கிறாங்கன்னு தெரிய மாட்டேன்ந்து.
ஆ, உங்க புருஷன் யார் பேச்ச கேட்குறாங்க?
ஆனாலும், நாங்க இந்த அளவுக்கெல்லாம் பண்ணலப்பா! நான்லாம் ஃபோன குடுத்துருந்தா அவுங்க அக்கா தங்கச்சி எப்புட்னாலும் பேசிப்பே இல்ல தான். உண்மையா உண்மையா சொன்னா 5 விரலும் ஒரேமாரி இல்ல தாங்க.
ஏங்க 5 விரலும் ஒரேமாரி இருக்கா? அவ்வளதாங்க. அப்டி நெனைச்சு நாம அந்த வாழ்க்கை இன்னிக்கி வாழ்க்க வந்து இப்டி போகுது, இன்னிக்கி நாள் இப்டி போது. ஆனா நல்ல நல்லதே நடக்குங்க. ஆண்டவன நம்பினா நல்லதே நடக்குங்க. என்னப் பொறுத்தவர அதுதாங்க. ஒரு முக்கியமான விஷயம்.
கண்டிப்பா. ம். இல்ல. கண்டிப்பாங்க. என்ன நானும் அந்த மாதிரி தாங்க. என்ன என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னா, அம், எப்டி உறவுகள் நடந்துக்கிறாங்களோ! அதுக்கு ஏத்தமாரி நடந்து நான் போயிட்டே இருப்பேன். அதிகமா எதிர்பார்ப்பு வச்சுக்க மாட்டேன். அந்தமாரி எதிர்பார்ப்பு இல்லாமலும் வச்சுக்க மாட்டேன்.
அ எதிர்பார்ப்புகள் இருந்தா தான், ஏமாற்றங்கள் இருக்கும்ன்றது வந்து உண்மையான ஒரு விஷயம். ரொம்ப அழகா சொன்னீங்க நீங்க இந்த விஷயம்லாம். எப்டி ஒரு உறவ வந்து நீங்க வந்து அ இது பண்றீங்க? அதாவது, வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அத வந்து பிடிச்சு வச்சிருக்கீங்க. எப்டியெல்லாம் பண்ணலாம்? அப்டின்னு நல்ல ஒரு அ வி விஷயங்களப் பத்தி உங்க நேரத்த ஒதுக்கி நீங்க பேசுனீங்க. உங்க நேரத்துக்கு நன்றி. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். அதே சமயத்தில, நாம எப்பவாவது மறுபடியும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சால், கண்டிப்பாக இன்னும் நிறைய பேசலாம். நன்றிங்க.
கண்டிப்பா, கண்டிப்பா. இப்பன் ம், ம்.